நம்ப இயல்பாவே வாழ்க்கைல அ ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதிரி அமையும் நமக்கு. அப்படி ஒரு கடுமையான சூழல் ஏதாவது பணி சூழலோ, அல்லது வீட்டு வேலைகளோ எதாவது நிறைந்த ஒரு நாள்ல, அந்த நாளுக்கு அப்புறம், நீங்க உடலையும் மனதையும் ஆற வைத்து ஆற வைக்குற ஒரு உணவு உங்களுக்கு எது? எது பிடித்தமான அந்த மாதிரி நாளுக்கு ஏற்ற உணவா இருக்கும்? அந்த அனுபவத்த பகிர்ந்துக்கங்க.
என்னோட கடுமையான நாள்ன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய 10 வகுப்பு பரீட்சைய தான் நான் ஞாபகப்படுத்துவேன். ஏன்னா, எனக்கு வந்து கணக்கு பாடம் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது. <inhales> அப்போ கண கணிதப் பாடம் வந்து அந்த ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது, எங்க அம்மா கையால செஞ்ச சுட சுட செஞ்ச ரச சாதமும், அ எனக்கு கோழி இறைச்சினா ரொம்ப பிடிக்கும். அந்த கோழி இறைச்சியும் சேர்ந்து சாப்பிடும்போது, மழையும் பெஞ்சுகிட்டு இருந்தது. அந்த நாள் என்னால வாழ்க்கைல மறக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. கணித பாடத்தோட கடினத்தன்மை கூட மறந்து போயி அம்மாவோட உணவு வந்து எனக்கு இன்னும் மனசுக்குள்ளயே இருக்கு. <inhales> அந்த நினைவுகள என்னால மறக்கவே முடியாது. நல்ல வேளையா கணித
ம்ஹ்ம். ம். ம். சரி. அடடா! ம். ம்ஹ்ம். அது எத்தன வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அது?
கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அது மட்டும் தான் என் வாழ்க்கைல இன்ன வரைக்கும் ஞாபகம் இருன் இருக்கிறது. இதன்
அ அதுக்கப்புறம் எவ்வளவோ நிகழ்வு நடந்துருக்கும், உங்களுக்கு ஒரு வேள திருமணம் கூட நடந்துருக்கலாம் எல்லாமே. <inhales> அ ஆனா, அது எல்லாம் எதுவுமே உங்க மனதுல நிக்கலையா?
ஆமா. ஆமாமாமாமாமா. இல்ல, எனக்கு மனதுல நின்ன ஒரே மகிழ்ச்சியான விஷயம் அதுதான். ஏன்னா, வந்து ஒரு கடினமான சூழ்நிலைய நான் எதிர்கொண்டுட்டு வரும்போது, எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவ, அத என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா வச்சிருந்தாங்க. அத என்னால இன் இன்றைய நாள் வரைக்கும் மறக்கவே முடியாது. அதோட சேர்ந்து எனக்கு பிடித்தமான மழயும் பெஞ்சு பெஞ்சுகிட்டு இருந்தது. <inhales> அன்
அ, அப்படியா? ம்ஹ்ம். சரி, சரி. அ. மழையோட க ரசம் சாதம், கோழி இறைச்சி வேற லெவல் ஆயிடுச்சு உங்களுக்கு, அ.
ஆமா. ஆமாம். <inhales> ஆமாமாமா. ரொம்ப சந்தோஷமான மறக்க முடியாத நாளா இப்ப வரைக்கும் அத நான் நெனச்சிட்டே இருக்கேன். மற்றும், என்னோட சிறு வயதுல வந்து சின்னதா நம்பளுக்கு பைசா குடுப்பாங்க இல்லயா, வீட்டுல அத எடுத்துட்டு போய். ம். அ.
ம். ஆமா, அதாவது சிறு சேமிப்புக்காக, அந்த பள்ளிக்கு போறப்பையோ அல்லது வீடுகள்ல கை செலவுக்கு பணம் குடுப்பாங்க. அ.
ஆமாமாமாமாமா. ஆமா. அந்த மஞ்ச கலருல கார்டு போட்டு சேர்ப்பாங்க இல்லயா, ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு?
மஞ்ச கலருல கார்டு போட்டு சேர்ப்பாங்களா? புதுசா சொல்லுறீங்க!
ஆமா, கார்டு போட்டு க பைசாவ வந்து சேர்ப்பாங்க, பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க.
அ அது உண்டியல்ல சேமிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. உங்க பகுதில கார்டு போட்டு சேமிக்குறதுன்னு, ஏதோ பழக்கம் இருக்கா?
அ. எ ஆமாமாமாமா. எங்க பகுதிகள்ல வந்து பலசரக்கு கடைகள்ல வந்து அத குடுத்து கார்டு போட்டு சேமிப்பாங்க. அந்த பைசாவ மொத்தமா நீங்க வாங்கிக்கலாம். அப்பொழுதுதான் எனக்கு அந்த மேகின்ற ஒரு விஷயம் அறிமுகமாயிருந்த தருணம். அப்போ அத நான் புதிதாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தபோது, எங்க அம்மா அத பாத்துட்டு, இது என்ன இப்படி இருக்கு? இது ஒரு வி வினோதமான ஒரு உணவா இருக்கே, இதெல்லாம் யார் சாப்பிடுவா? அப்படின்னு சொல்லிட்டு.
<tsk> ஓ! ஓ! ஓ! ம். ம். மேகிய பாத்து உங்க அம்மா ரொம்ப ஆச்சரியமா ஆயிட்டாங்களா? முதல் முறை பார்த்துட்டு. <shushes> ம்.
ஆமாங்க. ஆமாமாமா. முதல் முறை அந்த மேகிய வந்து அந்த ஒரு அப்போ ஒரு ரூ.10ன்றது நம்பளுக்கு ஒரு பெரிய பணம் தானே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ.10ன்றது ஒரு பெரிய பணம். அத நான் சேர்த்துட்டு ஒரு 2 பாக்கெட் மேகி வாங்கிட்டு போனப்போ, வீட்டுல அத பாத்துட்டு எல்லாருக்கும் இது என்ன? இத எப்படி பண்ணுறது? இத என்ன மாரியான ச சமையலா, இத சமைக்குறதுன்னு தெரியாம. சேமியா கிண்ட்ற மாதிரி அத கிண்டிட்டாங்க. அத வந்து இப்போ நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அத சிரிப்பா வருது. ஒரு, ஒரு
ஆமா. நிச்சயமா. <breath> ம். அடாடாடா! மேகிய குடுத்து சேமியாவ கிண்டிட்டாங்களா? சரி, சரி.
ஆமாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியல இல்லங்களா, அத எப்படி சமைக்குறது? எதுன்னு நம்பளுக்கு அது அறிமுகம் இல்லாத உணவு. இப்ப எல்லா தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் நம்பளுக்கு இருக்கு. அதன் மூலம் நம்ப வந்து எதனாலும் கத்துக்கலாம். ஆனா, அப்போ வந்து அந்த நினைவுகள்லாம் நெனைக்கும்போது இப்போ சந்தோஷமா இருக்கு. அப்போ அத என்ன நாசமாக்கிட்டாங்களே, அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது.
ஆமாமா. ம். நிச்சயமா, நிச்சயமா. அதாவது அந்த நிகழ்காலத்துல நெறைய விஷயங்கள் நடக்கும். அது அப்ப நமக்கு தெரியாது. "இது மனதுக்கு நிறைவானது, அ பிற்காலத்துல இதெல்லாம் நினைத்து ஆனந்தப்படக்கூடிய விஷயம்." அப்படிங்குறதெல்லாம் அப்ப தெரியாது. அது எப்ப தெரியும்னா, நீங்க சொல்ற 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்குப் பிறகு அத நினைத்து பார்க்குற பொழுது ஒரு பசுமையா, நம்ப மனதுல நிறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதுவும் ஒரு முக்கியமான இடம் பிடி
ம். ஆமாமாமா. ஆமாமாமாமாமா. ம். ஆமா. ஆமா. ஆமா. ஆமாமாமாமாமாமா. அத நெனைக்கும்போதே உண்மையிலேயே இப்போ வந்து நகைச்சுவையா இருக்குது. அந்த நேரம் வந்து ரொம்ப கோபமா இருந்தது ஒரு புதிதான ஒரு உணவ வாங்கிட்டு வந்து சேமிப்புல வாங்கிட்டு வந்த இப்படி ஆக்கிட்டாங்களே? அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போ. இப்போ நினைச்சு பார்க்கும்போது அம்மாவுக்கு தெரியாம தானே பண்ணிவிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சா இப்படி பண்ணியிருப்பாங்களா? நம்ப அப்போ கோவப்பட்டுட்டோமே, அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு அது ஒரு பசுமையான நினைவா மனதுக்குள்ள இன்னமும் பகிர்ந்திருக்கு. நன்றி இந்த கேள்விய கேட்டதுக்கு நான் நிறைய பழைய நினைவுகளுக்குள்ள போறேன். ரொம்ப நல்லாயிருக்கு.
ம். ம்ஹ்ம். நிச்சயமா. ம்ஹ்ம். <exhales> நெறைய போங்க, நெறையா கொண்டு வாங்க! நல்ல விஷயம் தான். உங்களோட மனத ஆற வைத்த உணவு, அதாவது இந்த உணவு நான் வந்து இந்த நாள்ல சாப்ட்ட பிறகு <inhales> அப்பாடின்னுட்டு இருந்தது, அப்படீன்னு, சொல்லி ஏதாவது விஷயம் இருக்கா? அதாவது இப்ப நீங்க வீட்டுல ச செஞ்சு சாப்பிட்டுருக்கலாம், அல்லது உங்க கணவருக்கு தயார் செஞ்சு குடுத்துருக்கலாம். அ <tsk> "இத சாப்புட்டோன தான் எனக்கு அப்பா திருப்தியா இருந்தது" அப்படிங்குற மாரியான உணவுகள் ஏதாவது இருக்கா? ஏதாவது பண்ணிருக்கீங்களா?
ம். ஆ. ம். ம். ஆமாங்க. ம். ஆமாமாமா. மேம். ஆமா. அதாவது ஒரு வட இந்தியா சுற்றுலாவுக்கு நாங்க போயிருந்தோம். அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அங்க கிடைக்குற உணவுகள் வந்து சப்பாத்தியும், ரொட்டியும் தானே. அவங்களோட உணவு அதுதான். அத வந்து ஒரு பத்து நாள் சுற்றுலா முடிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் எங்க வீட்டுல எங்க அம்மாவோட கையால அந்த இட்லியும், சாம்பாரும் சாப்புட்டது உண்மையிலேயே, வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆகா இது தினம் சாப்புடுற உணவுதான். ஆனா, ஒரு பத்து நாள் கழித்து அத சாப்புடும்போது ஏதோ ஒண்ணு மனதுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. அந்த இட்லியும், சாம்பாரும் சாப்புடும்போது அது குடுக்குற ஒரு சந்தோஷமும், அந்த கம்ஃபர்ட்டும் வந்து எந்த ஃபுட்லேயும் வந்து கிடைக்கவே கிடைக்காது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு உணவு.
சரி. ம். <tsk> ஆ! ஆமா. ம். அது ம்ஹ்ம். நிச்சயமா அழகா சொன்னீங்க. அது என்ன காரணம்னா, இப்ப, அதுதான் நம்பளோடைய பாரம்பரிய மரபோட கலந்த ஒரு உணவு. நம்ப என்னதான் ஆசைக்கு வெளிய போனாலும், ஒரு 2 நாளைக்கு நல்லா அங்க கிடைக்கிற உணவுகள்லாம் சாப்பிடுவோம். அதற்கப்புறம் வந்து நம்ப உணவு நம்ப நா தேட ஆரம்பிச்சுரும். அந்த வகைல தான் நீங்க வந்து அத சொல்றது நடந்துருக்குன்னு நினைக்குறேன். ம்.
ம். ம். ஆமாம், ஆமாம். ம். ஆமாமாமாமாமா. ஆமாமாமாமாமாமாமா. அது ரொம்ப ஒரு இனிமையான நிகழ்வா இருந்தது. அங்க கிடைத்த உணவுகள் நல்ல நல்லா தான் இருந்தது. ஆனா, நம்பளோட தென்னிந்திய வயிற்றுக்கு ஒத்துக்கல. ஆனா, வந்து நம்பளுக்கு வந்து இங்கே வந்து அந்த சூடான ஒரு கஞ்சியும், ஒரு சூடான ஒரு ரச சாதம், தயிர் சாதம். இதுதான் வந்து நம்பளோட ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவா இருக்கு வயிற்றுக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றும் ரொம்ப ஒரு ஒரு 20 நாள் கிட்ட அ என்னுடைய பிரசவத்திற்கு அப்புறம் காய்ச்சல் வந்து விட்டது. அப்போ வந்து அந்த 20வது நாள் வந்து ஃபுல்லா ட்ரிப்ஸ் மாரி ஏத்திட்டுருந்தாங்க. அப்போ அந்த காய்ச்சல் முடிஞ்சு, ஒரு சாதாரண சாப்பாட சாப்புடும்போது கிடைச்ச மன ஆறுதல் வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த சாப்பாட டெய்லி சாப்புடுற சாப்பாட இருபது நாள் கழிச்சி சாப்பிடும்போது, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது.
ம். கண்டிப்பா. ம். ம். நிச்சயமா. ஓ! சரி. <chuckles> சரி, சரி. இதுதான் நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். நீங்க கடினமான ஒரு சூழல்ல இருந்த பிறகு, <inhales> ஏதாவது ஒரு உணவ சாப்பிட்டோம்னா, "அப்பாடி! சாப்பிட்டோம்ப்பா!" அப்படிங்குற ஒரு ஒரு உணர்வு கிடைச்சதுலையா? அது இந்த இதுதான். அ. <inhales> எ
ஓ! ஆமாமாமா. ஆமா, ஆமா. ஆமாமாமா. ம் அது சாதாரண ஒரு கஞ்சிதான். அது குடுத்த மன தயா அ மன சந்தோஷம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு. ஆமாங்க. ம்.
ம். ம்ஹ்ம் ம்ஹ்ம். கஞ்சிக்கு தொட்டுக்குறதுக்கு ஏதாவது வச்சுகிட்டீங்களா?
இல்லங்க. அது அந்த சமயத்துல எனக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பிரசவம் வந்து அறுவை சிகிச்சை. ஆமா, அதேதாங்க. அதேதான். அதுவே பெரிய விஷயம் எனக்கு. அந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது. <inhales> அந்த கஞ்சிய பாக்கும்போதே வந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது. அதான் நம்பளோட ஒரு பழமொழி இருக்கு இல்லயா? சோறு கண்ட இடம் சொர்க்கம்ன்ற மாதிரி. அந்த கஞ்சிய பாத்த உடனே எனக்கு சொர்க்கத்தயே பாத்த மாதிரி இருந்தது. <inhales> அதுனால தான் முன்னோர்கள் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன்.
குடுக்கக்கூடாதுன்னுட்டாங்களா? <breath> "எனக்கு அது கிடைச்சதே போதும்ப்பா" அப்படிங்குற மாதிரி இருக்கு. ம்! ம். ம். அ. ம். அ. அ. அ. அடடா! அற்புதம், அற்புதம். ம். நிச்சயமா, நிச்சயமா. அது அந்த பழமொழிகள்லாம் உணவு சம்மந்தமா அதுக்குதான் வச்சிருக்காங்க. அனுபவித்து, அனுபவித்து வச்சிருக்காங்க. சரி இப்ப நீங்க அ நீங்க உங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்த, பிறருக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ, அவுங்களுக்கு என்னைக்காவது தந்தது உண்டா? அதாவது அவுங்க ஒரு இக்கட்டான ஒரு அதாவது கடினமான சூழல்ல இருக்கப்ப அவுங்களுக்கு ஒரு ஆறுதலான உணவு எதாவது கொடுத்த பழக்கம் உண்டா?
ம். ஆமா. ஆமாமாமாமாமா. ம். ம். ஆ. ஆ. ம். ஆமாங்க. என் கணவர் வந்து தகவல் தொழில்நுட்பத் துறையில வேல செய்றாரு. அது இரவு நேர பணிகள் நிறைய இருக்கும். அப்பிடி பார்த்தீங்கன்னா, அ இர
ம்ஹ்ம். சரி. அவரு அப்போ வந்து எப்பயுமே ஒரு டிப்ரஷன்லாம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமே, இரவுல. ம்.
நிறையாவே இருக்குங்க. நிறையாவே இருக்கு. அவரால நம்ம ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. <laughs> ஆமாங்க. ஆமா, ஆமா, ஆமா. அதனால என்ன செய்ய என்ன செய்யிறதுன்னா, அவர் வந்து இரவு நேர உணவ வந்து இரண்டு வேளையா பிரிச்சி எடுத்துக்கிடுவாரு. நம்ம வழக்கமாக சாப்பிட்றமாரி எயிட் அ 8:00 மணிக்கு ஒரு தடவையும், அதுக்கப்புறமா வந்து 1:00 மணிக்கு ஒரு தடவையும் சாப்பிட்டுக்கிட்டுருக்க பழக்கத்த வச்சுக்கிட்டுருந்தாரு. ஆமாங்க. ஆமா, ஆமா, ஆமா, ஆமாம். அது உடலுக்கு மிக மிக கெடுதி தான். ஆனா, என்ன செய்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இரவு நேர பணி இல்லயா?
ஆமாமா. அது இயல்புதான. அங்க இருக்குறத கொண்டு வந்து இங்கே இறக்கி வச்சிருவாங்களே. ஆ, ம். ம். அப்பிடியா! ம். ஓ! நள்ளிரவுல 1 மணிக்கு சாப்டுவாரா சரி, சரி, சரி. ம். அதுவும் அந்த நேரத்தில ஏதாவது ஒரு பீட்சா, பர்கர்ன்னு சாப்பிட்டா, அப்புறம் சொல்லவே வேண்டாம். அப்பிடி ஒரு வேள சாப்பிடுறதா இருந்தா, என்ன உணவு சாப்பிடுறாருன்னு நீங்க தான் சொல்லணும்.
ஆமாமாமாமா. அ அத அந்த உணவ மாற்றுறதுக்காக நான் வந்து சி சிறுதானியங்கள்ல செய்யப்பட்ட கஞ்சிய வந்து கொஞ்சம் இனிப்பாகவோ, அல்லது அவருக்கு பிடித்த மாதிரி புளிப்பாகவோ, செ கொஞ்சம் மாங்காய் எல்லாம் வெட்டி போட்டு, செஞ்சு கொடுத்தோன்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பிடின்னு சொல்லி சொன்னாரு. ம மற்றும் வந்து காலையில அந்த உணவினால ஏற்பட்ற ஒவ்வாமை கொஞ்சம் தவிர்க்கப்படுது, அப்பிடின்னு சொல்லி சொன்னாரு. அது எனக்கு உண்மையிலே
ம், ம். பரவாயில்ல, ம். ம்ஹ்ம். ம். ஓ! அதெல்லாம் எவள காலமா கடைபிடிக்கிறீங்க நீங்க?
கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு வருஷமாங்க. ஒரு வருஷமாவே அவருக்கு இரவு நேர பணிதான். அதனால, கொஞ்சம் இந்தமாரி கடைப்பிடிச்சுகிட்டு இருக்கேன். நான் செய்து வைத்து விடுவேன்.
ஓ! ஓ! ஓ! அ இரவுல பணிக்கு போயிட்டு காலையில வந்துருவாரு. அதுங்காட்டியும் நீங்க ரெண்டு வேள சாப்பாடு கொடுக்கணும் அவுங்களுக்கு.
ஆமாங்க. ஆமா, ஆமாங்க, ஆமாங்க. ஆ.
சரி. இப்ப வந்து அந்த இரவு பணியில நீங்க உணவு முறைய மாற்றினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மாற்றம் தெரிகிறதா? அந்த உடல்நிலை முன்னேற்றம் அல்லது பிரச்சனைகள் பாதிப்பு குறைவு?
ம். ஆமாங்க. அத வந்து ஆங்கிலத்தில ஆமாங்க. அத ஆங்கிலத்தில வந்து ப்ளாட்டிங்னு சொல்லுவாங்க. அ. ப்ளாட்டிங் அப்பிடின்னு சொல்லுவாங்க. அது வயிற்று உப்புசம் அது தமிழ்ல வந்து அதற்கு சரியான வார்த்தை வயிற்று உப்புசம். அது சரியான நேரங்கள்ல நீங்க சாப்பிடலேன்னா, அந்த வயிற்று உப்புசம் வந்து உங்களுக்கு தானாவே வந்துடும். அது மறுநாள் காலையில இருந்து, மறுநாள் காலை நேரத்தில இருந்து நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை அது பாதிக்கும். அதற்கு நீங்க என்ன செய்யலான்னா, நொதிக்கப்பட்ட உணவுகளையோ, பழங்கஞ்சி போன்ற உணவுகளையோ நீங்க எடுத்துக் கொள்ளும்போது, அந்த வயிற்று உப்புசம் வந்து கொஞ்சம் சிறிதளவு குறையும். அதுக்கு காரணம் நம்ம மோர் சேர்க்கிறோம் இல்லேங்களா, அதனால குறையும். அந்த மோரும், தயிரும் பால் சார்ந்த உணவுகளும் எப்பவுமே வந்து மனச வந்து ஆற்றுப்படுத்தும்.
எ என்ன சொல்லுவாங்க? ப்ளாட்டிங். ஆ. ஓ! சரி, சரி. ஓ! சரி, சரி, சரி. அ. ம்ஹ்ம். குறையும். ஆமா, ஆமா. சரி, சரி. ஓ! சரி, சரி, சரி.
அந்த 4 வகையான உணவுகளும் மனச வந்து ஆற்றுப்படுத்தும். இது வந்து நீங்க எதுலனாலும் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து, தயிரில இருக்குற கு நல்ல ஒரு நுண்கிருமிகள் வந்து, ஒரு மனதையும் நமக்கு குளிர வைக்கிற மாதிரி இருக்கும். தயிர. நீங்க அத முயற்சி பண்ணி கூட நீங்க பார்க்கலாம்.
ஆ. ஆஹ. ஓ! ஓ! கேள்வி பட்ருக்கேன். நீங்க ரொம்பவே ஆழமா தெரிஞ்சு, அதுக்கான அந்த விஷயங்கள பகிர்ந்துக்கிறீங்க. ஆ. சரி. ஆ.
நன்றிங்க. நன்றி. அந்த தயிரில உள்ள உணவுகள, தயிரு ராகிய வந்து கூழ் மாரி செஞ்சுட்டு, அதில நீங்க கொ தயிர் கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு, நாங்க வழக்கமா இப்ப தூ உறங்குற நேரத்துக்கு நாங்க உறங்க போயிருவோம் அவரு திருப்பி மறுநாள் ஒரு 4: 00 மணிக்கோ, ஒரு 3: 00 மணிக்கோ, வந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் சிறிதளவு நொதித்து போயிருக்கும். ஏன்னா 12 மணி நேரம்ன்றது தான் அதோட நொதிக்கிற நேரம். அது கொஞ்சம் சிறிதளவு நொதித்திருக்கும். அத அவர் குடிச்சுட்டு அவர் வழக்கம் போல போய் படுத்துருவாரு படுத்த உடனே மறுநாள் காலையில அந்த வயிற்று உப்புசம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மற்றபடி நீங்க வந்து அந்த சொ ப இட்லியவோ, சப்பாத்தியவோ, சாப்பிட்டிங்கன்னா, நம்மளுக்கு செரிமான நேரம் வந்து கூடுதலா இருக்கும். அதனால நமக்கு வயிற்று உப்புசம் வந்து தேவையில்லாத வாயுக்களால வயிறு நிரம்பிரும். அத தவிர்க்கற்துக்காக, ஒரு சிறிதளவு இந்த கஞ்சி மாதிரியான உணவுகளையோ, பால் நொதித்த உணவுகளையோ, சேர்த்துக் கொள்ளும் போது உங்களுக்கு வயிற்று உப்புசம் தடைபடும்.
சரி. சரி. சரி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். ம். <tsk> ஓ! சரி. சரி நிச்சயமா. நிச்சயமா. ம். ம். ஓ! அது வந்து அத வந்து நீங்க எதாவது ஆய்வு மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணி உறுதிப்படுத்தி இருக்கீங்களா? முன்புக்கு இப்ப பரவாயில்ல, முன்னேற்றம் இருக்கு. ம்.
ம். ஆமாங்க, ஆமாமாமா. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ச வயிற்று உப்புசம் காரணமாக அவரால வந்து காலையில சாப்பிட முடியாது. அத வந்து நம்ம பாஷையில சொல்லுவாங்க இல்லையா? அது பே சாப்பிடாம இருந்தா ஒரு வியாதி வரும்ல? அத் அ ஆமாங்க, ஆமா, ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதற்கு சிறந்த உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழைய சோறு தான்.
ம். ஓ! அல்சர், அல்சர். ம். சரி. <tsk> ஓஹோ! பழைய சோறுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, ஏற்கனவே சொல்லுவாங்க எல்லாம். நீங்களும் சொல்றீங்க.
பழைய சோறு வந்து அல்சர்க்கு மை ஆமாங்க, பி 12 வேல்யூ வந்து பழைய சோறுக்குள்ள மிக, மிக அதிகமா இருக்கு. அதனால் ஆமாங்க, ஆமாமாமா அத நீங்க உபயோகப்படுத்த, உபயோகப்படுத்த நன்றிங்க. அத நீங்க உபயோகப்படுத்த, உபயோகப்படுத்த உங்களோட வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அறவே நீங்கிவிடும். அதுவந்து உ உ கு கூற்றுதான்.
பி 12 பழைய சோறுல இருக்கா? ஓ! மிக அருமையான தகவல சொன்னீங்க. ம் ம். ம்ஹ்ம் வயிறு பெருத்தல், வயிறு சுருங்குதல் இந்த மாரி எதுனா பிரச்சனனாலும் அது நீங்குமா? ம்.
ஆமாங்க ஆமாமாமா. ஆமாமா நீங்கும். ஆனா அதுக்கு சிறிதளவு உடற்பயிற்சியும் வேண்டும் வயிறு சுருங்குதல நீக்குறதுக்காக
அது வந்து பொதுவாக எ எப்பயுமே உடற்பயிற்சி வந்து டீபால்ட்டா எல்லா எல்லா சூழ்நிலைக்கும் தேவ, அதுல மாற்று கருத்தே கெடையாது. நான் வந்து கஞ்சியே குடிச்சிட்டேன் இனிமே நான் செய்யமாட்டேன்னா அது அவங்க முட்டாள்தனமா தான் இருக்கும், என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆ சரி.
<laughs> ஆமாமாமா. ஆமாமாமாமாமாமாமா. ஆமாமாமாமா, ஆமாம். அதனால வந்து இந்த உ வயிறு அதாவது குடல் சம்பந்தப்பட்ட, குடலியக்க நோய்கள் வந்து மிக, மிக குறையும். அந்த பழைய சோறு, நொதித்த உணவுகள் தான் நம்மளோட உணவுகள். அத எடுக்க, எடுக்க நல்லா இருக்கும். இல்லங்க, எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. எனக்கு அந்த மாரி நியூட்ரிஷனா சாப்பிடணும், சத்தா சாப்பிடணும், பழைய உணவுகள திருப்பி செய்யறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்திங்க.
ம்ஹ்ம். நீங்க ஏதோ மருத்துவ படிப்பு எதாவது படித்திருக்கீங்களா? ஆ. நல்லா ஆர்வமா நெறைய விஷயங்கள தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையா பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது கடுமையான நாளுக்கு பிறகு ப மறுநாள் நீங்க வந்து எந்த உணவு உங்களோட மனத ஆறவைக்கும்? அப்டிங்கறத உங்களோட அனுபவத்த மட்டும் இல்லாம, உங்களோட கணவருக்கு நீங்க எந்த மாதிரியான உணவுகள் அவருடைய வயிறு பிரச்சனைக்கு கொடுத்து, அத சரி செய்யறீங்கன்னு, அழகா நெறைய விஷயங்கள உங்களோட அனுபவத்துல இருந்து ஒவ்வொரு படிநிலைகள சொல்லி, அ அருமையாகவே பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடன் பேசியது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி, நன்றி!
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ம். ம். ம். ம். ம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க் யூ.